ஓ! நீங்க தெரி பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாமலே பண்ணியிருக்கீங்க.
பதட்டத்துல. அதுக்கப்புறம் லொகேஷன் அனுப்ச்சிருக்கேன், நெட்டும் ஆன் பண்ணல. ரொம்ப அருமையான பண்ணியிருக்கேன் நானு.
ஓஹோ நல்ல வேலை எதோ இதாயிருக்கு. பரவால்ல.
ஆமா. அதுக்கு அப்பறம். என்னோட தோழிகள் எல்லாமே வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்க எல்லாம் அந்த ஒரு ஒரு காட்டு பகுதி காட்டு பகுதிக்கி வழியில தான் வந்து போணும். எங்க ஊருக்கு அந்த நா நாங்க அந்த வாடகை வீடுக்கு. அப்ப போகும்போது வழி தெரியாம மாட்டிக்கிட்டு இருந்தோம். என்னடி ஒரு அடந்த காடுக்கு வந்துட்டமா? பயமா இருக்கே! அப்பிடின்னு ஒரு புஷ்பா பட ரேஞ்சு்கு நாங்க பயந்துட்டோம். அந்த காடுகள்லாம். அப்பிடின்னு சொல்லி. அப்புறம் ஒரு வயசான ஒரு தாத்தா அங்க வந்துட்டுருந்தாரு சைக்கிள்ல. அவரு கேட்டாரு. இந்த ஊருக்கு போணும், தாத்தா எங்க அப்பிடின்னா, திரும்பிப் பாரும்மா! இங்க தான் இருக்கு நீ என்னமோ வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்பிடின்னாரு எங்களுக்கு வந்துட்டோம் அங்க தான் நிக்கிறோம். கண்ணு தெரியாம நின்னுட்டு இருக்கோங்க. பக்கத்தல கொஞ்சம் ஆ கொஞ்சம் தூர ஆ கொஞ்ச தூரம் தள்ளி பின்னாடி திரும்பி பார்த்தா, எங்க ஊரு தான். அதுவே எங்களுக்கு இன்னும் தெரியல அப்புறமா கடைசியில அங்க போய் சேர்ந்துட்டோம் நாங்க.
சரி. சரி, சரி. <laughs> சரி. பரவால்ல. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஓ! இரவு நேரம் அப்பிடிங்கிறதுனாலயா? பரவால்ல. பரவால்ல. அதாவது அழகா எடுத்து சொன்னீங்க. இந்த மாதிரி முதலலாம் நான் பேருந்துல இந்த மாதிரி வழி தவறி போயிட்டோன்னு நினச்சு ஒரு விஷயம் பயந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா. ஒரு வே அ கல்லூரி வேலை காரணமா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தா பயந்து தொலைஞ்சுட்டோன்னு பயந்து அதுக்கப்புறம் என்னென்னமோ வந்து நீங்க அ பயப்படாம இருக்கிறதுக்கு பண்ண விஷயங்கள்லாம் சொன்னீங்க. நெறைய விஷயங்கள் அந்த மாதிரி போயிட்டு வந்து உங்க அனுபவங்கள வந்து வழி தவறி என்னென்ன வித்தியாசமா வந்து பார்த்தீங்க? அதையும் வந்து சொன்னீங்க எடுத்து. உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி.
நிச்சயமா. நன்றி.